அப்ப ஆக்சுவலா இந்த மாரி இது ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. ஏன்னா, அப்ப நமக்கு லைஃப்ல இது ஒரு பெரிய டிசிஷன்னு. இல்ல, நமக்கு வந்து இத சொல்றதுனால, நம்மக்கு வந்து ஒரு ஆ, கௌரவ குறைச்சல் இல்லன்னா, இது மாரி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லைங்களா? நம்ம பட்டு போய், "கேவலமா சொல்லி, நேத்து ஏங்க அப்பா போட்டு அடிச்சு சாத்திட்டார்டா? எங்க அம்மா இப்படி என்ன கேட்டுட்டாங்க." அத வந்து நம்ம சிறுச்சுடேயே சொல்லுவோமே ஒழிய
என்ன வேணா எல்லாமே சொல்லியிருப்போம். ஆஹ. <laughs> அத தான் நான் சொல்றேன். ஏன்னா, நண்பர்கள்கிட்ட போய் நம்ம மொதல்ல நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதுக்கப்பறம் எல்லை வந்து வகுக்கும்போதே நம்ம கொஞ்சம் விலகுற மாரி ஆயிடும். அதான் நீங்க சின்ன குழந்தையிலேருந்து ஒண்ணா இருக்கோம் 3 பேருங்கும்போது. மொதல் நல்லா இருந்திருக்குமே!
ஆமாங்க.

ஆமாங்க, கரெக்ட்டு தான். <laughs> என்ன ஆமா? கரெக்டு தான்.
நண்பன்னா திட்டுவான். கொஞ்சம் ஒரு மாரி கோவமா ஆவான். அத எதிர்பார்ப்போடு தான் நம்ம போறோம். பரவால்ல. அது நண்பர்கள கிட்ட மட்டும் தான் இருக்கும். இதே ஒரு உறவினர் வந்து என் மேல கோவப்படுவாங்கன்னு சொன்னா, நம்ம அங்க போவோமா என்ன?
ஆமாங்க. அது கரெக்ட்டு தான். அப்புறம், அப்புறம் ஒரு சில விஷயத்துல வந்து நான் வந்து பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ்! பண்ணிக்கிறது வந்து, அ. நல்ல விஷயம் அப்டின்னு நெனைக்கிறன். என்னா, எல்லா விஷயத்துக்கும் பவுண்ட்ரி இல்லாம போனா அது ஒரு டாக்ஸிக்கா மாறிரும், அப்டின்னு நான் நெனக்கிறேன். இப்போ வந்து நம்ம
ம். சரி பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணா தான் அது வந்து டாக்ஸிக்கா தான மாறும். நான் இதுக்கு மேல இத பேச மாட்டன்.
ஆஹா. இல்ல, ஒ ஒரு சில விஷயங்கள மட்டும் இப்போ அ இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க. கல்யாணம் ஆயிருச்சு. உங்க ஃபேமிலி, என் ஃபேமிலிய இந்த 3 ஃபேமிலி வந்து, உடனே நம்ம டூர் போலாம். ஆமா. இப்ப என்னன்னாங்க! இப்போ இது மாரி போறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா போறது வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து, ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணணும். அப்பறம் படத்துக்கு போணும். அப்பறம் ஒரு லஞ்ச் போணும். இப்படி போணுங்க. டக்குனு போ
ம். அஹ்ஹ! ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகலாம்ப்பா, அப்டின்னீங்களா?
ஆமா. ஏன்னா, இப்போ வந்துங்க அ பசங்க வந்து ஆ.
ஹெல்தி கிரோ இருக்கும் இல்லையா? அப்பதான் நம்ம குடுத்தரு ஒருத்தரு பேசிக்கிட்டு அ.
கரெக்ட்டு.